சரியா சொன்னீங்க, இந்த இதில. அப்புறம் இவுங்க இந்த இதுக்கு என்னா பண்ணுவாங்க, அப்டின்னா, குடும்பத்தோட கொஞ்சம் பிணைப்புகள் எங்க ஆளு என்னா என்னா, கடைசியா வேல பாத்தவரு, என்ன சொல்வார், என்ன பண்ணுவாரு தெரியுங்களா? அ நாங்க குடும்பத்தோட வந்து பழ இந்த இதுக்கு வரவே நான் வந்து இந்த பழனிக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கு ஒரு ஊர்ல இருந்தேன். அவரு வந்துட்டு, அது பக்கத்திலன்னா, எனக்கு 70 கிலோமீட்டரு. நான் போணும்! அப்டின்னா, நானு எனக்கு 2, 2 1/2 மணி நேரம் ஆகும். அவர் வந்து எனக்கு ஒரு அலைபேசியில அழைக்கிறாரு. எனக்கு அது 2 நாள் விடுப்பு நாள். அப்ப எனக்கு கூப்புட்டு, "அ என்னப்பா என்ன பண்ணுற? ப்ரீயா, பிசியா?" இந்த கேள்வி கேக்கறப்ப, நாம ரொம்ப தெளிவா வந்து சுதாரிப்பா இருக்கணும். <laughs> நான் அன்னைக்கு வந்து
ம். சிறப்பு. ஆ. சரி. ம். <laughs> எப்பவுமே பிசின்னு போட்றணும்ல!
அ பிசின்னு போட்டுறணும், இல்ல ஒரு பொத்தம்பொதுவான பதில குடுக்கணும். ஏன்னா, அங்குட்ருந்து என்ன வருதுன்னு தெரியாம "நான் என்ன வெட்டியாதாங்க இருக்கேன்." அப்டின்னு நம்ம சொன்னோன்னா, நம்ம முடிஞ்சு போய்ருவோம் அந்த இடத்தில. ஆமா, ஆமா, ஆமா. நிச்சியமா பண்ணக்கூடியவங்க தான் அவுங்க. அப்ப வந்து, எனக்கு அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் மூளை வந்து கொஞ்சம் நல்லா வேல பாத்ததனால, நான் என்ன பண்றேன் அப்டின்னா,
அப்ப கெளம்பி வா <laughs> ஆ,
"ஆ சொல்லுங்க! தலைவரே நான் இந்த மாரி வெளில ஒரு வேலையா ஈரோடு முடிய வந்தேன்" ஈரோடு, வ ஈரோடுக்கும் பழனிக்கும் ரொம்ப தூரம். கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர் அந்த மாரி வந்துரும். சரிங்களா? அப்டியா, உடனே அவர் அடுத்த கேள்வி "எப்பப்பா வேல முடியும்?" அப்டின்னு சொல்லி கேக்குறாரு. நான் உடனே ரென்டு எ "தெரிலங்க, வந்திருக்கேன். இங்க வேல முடியறக்கு எப்டியும் ஒரு சாயந்திரம் 4 மணி ஆகும்." "ஓ! அப்டியா! சரி, சரி, சரி நீங்க பாருங்க" அப்டிண்ட்டு அந்த அப்டியாவோட இது என்னான்னா, தப்பிச்சுட்டானே! <laughs>
ம். ம். ஆ, "தப்பிச்சிட்டியா?" <laughs> <laughs> அ.
அதுக்கப்புறம் நான் ஒரு எ சாயந்திரம் வாக்குல வீடு நான் வீட்ல தான் இருந்தேன். நான் எங்கேயும் போல. நான் என் பெட்ட உட்டு நான் மாட்டேன். அங்கேயே, எலிக்குட்டி மாரி அங்கேயே தான் படுத்திருப்பேன். எப்பவுமே அந்த இதில. "எங்க அம்மாவே என்னைய நகத்துறது கஷ்டம். இவன் எப்டி என்னைய நகத்துவான்?" <laughs> அப்டின்னு நெனச்சுக்கிட்டு, நான் அப்புறம் ஒரு சாயந்திரம் வாக்குல வந்து அவருக்கு அடிக்கிறேன். "என்னங்கய்யா, என்ன காலையில அழைச்சிருந்தீங்க, இப்ப தான் வீட்டுக்கு வந்தேன்" அப்டின்னு. "இல்லப்பா காலையில பழனிக்கு போலான்னு வந்தோம். அந்த ஒங்க வீடு இருக்க பக்கம் வழியா தான் போனோம். ஒன்னய அப்டியே கூட்டு போய்ட்டு, பழனியை காமிச்சுட்டு, திரும்ப அ இரவு கரூருக்கு போய்ட்டு, அங்க எங்க வீட்ல ஒன்னய தங்க" இதெல்லாம் நான் கேட்டனா? நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னேனா? இல்ல நான் பழனிக்கு வரறேன்னு சொன்னேனா? இல்ல உன் கார்ல நான் வரறேன்னு சொன்னேனா? எல்லாம் எதுக்கு? ஒண்ணுமே தேவையில்ல. நான் பாவி நான் போறேன்னா, நான் எங்க அம்மாவோட போறேன். இல்ல நான் தனியா போறேன். இல்ல மொதல்ல எனக்கு விருப்பம் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா, இதையும் நான் வந்து ஒரு எமோஷனல் மேனிப்புலேஷனா தான் பாக்குறேன். ஏன்னா இப்ப நீங்க அவர் கிட்ட பேசுறப்ப முடியாதுன்னு சொல்றப்போ, அவுங்க அம்மாட்ட, அப்பாட்ட பேசுறீங்கங்கறப்போ, ஒரு கட்டத்தில நமக்கு ஒரு சின்ன புரிதல் மாரி ஏற்பட ஆரம்பிச்சு இல்லைங்களா?
புரியுது. ஆ, <laughs> ஆ. ம். ம். <laughs> ஆ, ஆ, அ, ஆமா. கண்டிப்பா. அவங்க கிட்ட நம்ப எல்லாத்தையும் உளறிவிட்டு வந்துருவோம் இல்லையா?
ஆமா, ஆமா. ஏன்னா இப்ப நீங்க அவர் கிட்ட கொஞ்சம் தாக்கமான பதில்கள, காட்டமான பதில்கள, குடுக்கலாம். அவுங்க அம்மாட்ட கேக்குறப்ப, அவுங்களும் அதே வேலைய தான் பாப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். "இவன் நம்ம பையனுக்கு கீழ வேல பாக்குறான்" அப்டின்னு குடும்பமே தெளிவா தான் இருக்கும், மொத்தமா.
சரி. ஆ. <laughs>